இப்போ பாத்தீங்கன்னா, இன் இன்னைய காலகட்டத்தில வந்து தொலைபேசின்றது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு செயலி வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதன் அடிப்படைல பாத்தீங்கன்னா, அந்த தொலைபேசி வந்துட்டு காணா போறப்ப, நம்ம செல் ஃபோன் வந்ட்டு காணா போறப்ப, எப்பிடி காணா போச்சு? எந்த மேரி காணா போச்சுன்னு கண்டிப்பா நம்பளுக்கு தெரியாது. அது காணா போனது தெரிஞ்சோனே பலவிதமான பதட்டம் நம்பளுக்கு வரும். எங்க வச்சுருப்போம்? எங்க போயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? அப்படிங்கிறப்பா, அந்த காணா போன கொஞ்ச நேரத்துலயே வந்துட்டு திரும்பி அந்த நம்பருக்கு வந்ட்டு நம்பளோட தொலைபேசிக்கு வந்ட்டு அழைப்பிதழ் இடுவோம். அப்பா வந்துட்டு டவர் இல்லாத ஒரு எடங்கள்ல இருக்கும்போதோ, இல்ல வந்துட்டு எடுத்துட்டு போனவங்க, திருடிட்டு போனவங்க வந்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். அந்த மேரி நேரத்துல என்னென்ன மேரி அனுபவங்கள நீங்க வந்துட்டு சந்திச்சீங்க? அதில எப்படி எப்படி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்ட்டு நடந்திருக்கும், எப்படி எப்டிலாம் நடந்துச்சு? உங்களோட அனுபவத்த கொஞ்சம் பகிருங்களேன்.
கண்டிப்பாங்க, என் வாழ்க்கையில <laughs> மறக்க முடியாத ஒரு அனுபவங்க! என் செல்ஃபோன் என்னோடது, செல்ஃபோன் வந்து திருட்டு போயிருச்சுங்க. அது என்னால மறக்கவே முடியாது. அதாவது, நான் ஒரு வேலையின் நிமித்தமா, அதாவது என்னோட பணியோட சார்ந்து ஒரு அ பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருந்துச்சுங்க. அப்படிங்கிறப்போ, நான் வந்து நான் வந்து கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிக்ட்டுருந்தேன். நான் சென்னையில ஒரு என்னோட சொந்த ஒரு விஷயத்துக்காக, நான் சென்னை போற வேல இருந்துச்சுங்க. சென்னையும் போயிட்டேங்க. போயிட்டு என்னோட ஒரு 5 நாள் பயணம் கூட வ சென்னைல முடிஞ்சிருச்சுங்க. அன்றைய நாள் வந்து நான் வந்து கோயம்புத்தூர் போக வேண்டிய சூழ்நில, வேலைக்கு திரும்ப வேணும், என்னோட விடுமுறை முடிஞ்சிருச்சு.
கண்டிப்பா. செரிங்க. செரிங்க.
அப்பிடி இருக்கும்போது, நா என்ன பண்ணே ஒரு பரபரப்பா, "சீக்கிரம் போணோ, இத்தன மணிக்குள்ள போநோ" அப்டிங்கிற மாரி வந்து, ஒரு என்னன்ன வேலைகள்லா எனக்கு வந்து ஃபோன் வருது, கம்பெனிலேந்து, "வந்து, நீங்க இந்த வேலையெல்லா பண்ணிருங்க." அப்படிங்கிற, அதான் ஃபோன்லியே பண்ணக்கூடிய, சில மெயில் பண்ணுற வேல, இந்த மாரிலா இருந்துச்சு. எல்லா பண்ணிட்டு, நா வந்து ஒரு ஆ பர பரபரப்பா இருந்தேன். "சீக்கிரம் போகனுமே, பஸ் பிடிச்சு." அப்டிங்கிற மாரி. இந்த சென்னை சென்ட்ரல்னு சொல்வாங்க பாருங்களே.
ஆமாங்க.
அந்த, சென்ட்ரல்லெருந்து, நான் வந்து இந்த நகர பேருந்துன்னு சொல்லுவாங்க. அங்கருந்து நான் கோயம்பேடு போயிட்டு, அங்கருந்து கோயம்பேடுலேருந்து, கோயம்பு கோயம்புத்தூர் போறதுக்கான ஒரு ப்ளான்ல நான் இருந்தேங்க. அப்பிடி இருக்கும்போது நான் அந்த சென்ட்ரல், ப சென்ட்ரல்னு சொல்லக்கூடிய அந்த பேருந்து நிறுத்தத்தில வந்து நான் நின்னுட்டு இருந்தேங்க. நின்னுக்கிட்டு இருக்கும்போது, நான் வந்து சரி, போய என்னன்னா, மனசுக்குள்ள நம்ம வேற ஏதாவது ஒரு எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும்ல? அப்டி வந்து நான் ஏதோ யோசனையில இருந்தேங்க. அப்போ வந்து ஒரு பேருந்து வந்து வந்துச்சு. கோயம்புத்தூர், கோயம்பேடு போறதுக்கான பேருந்து நகர பேருந்து வந்துச்சு.
செரிங்க. ஆமாங்க, கண்டிப்பா. சரிங்க.
அப்போ எல்லாரு ஏற ஆரம்பிச்சாங்க. நானும் வந்து ஏறுனேங்க, பஸ்ல. பஸ்ல ஏறும்போது ஒரு 4,5 அதாவது பார்த்தீங்கனா, ஒரு 16 வயது 17. 15- 15 இல்ல, 16-17 இந்த வயதிக்கு உட்பட்ட ஆ, ஒரு வயசானவங்கை ஓ தெரியல எனக்கு சரியா யோசிக்கத் தெரியல. அந்த நேரத்தில கும்பலா ஏறினாங்க பஸ்ல. கும்பலா ஏறவும், நானும் ஏறிட்டேங்க. ஏறிட்டு ஒரு டிக்கெட்லாம் எடுத்துட்டேன். ஒரு 10 நிமிஷமா வந்து ஏதோ ஒரு யோசனையிலே இருக்கேன் நானு. "சீக்கிரம் போய் அந்த வேலைய முடிக்கணும், இந்த வேலைய முடிக்கணு. அந்த வேல, இந்த வேல சொல்லியிருக்காங்களே!" அப்டிங்கிற ஒரு எண்ண அலையே ஓடிகிட்டு இருக்கு. எனக்கு வேற மே தோணல. பஸ்ல வேற நா உக்காரல நின்னுட்டு இருந்தேங்க. அப்ப தான் வந்து சரி, ஃபோன் நினப்பு வந்து, "சரி. ஃபோன எடுத்து பார்க்கலாம்" அப்படின்ட்டு கீழ 2 ச மேல் சட்ட பாக்கெட்டில பார்த்தேன், ஃபோன் இல்ல. "சரி, கீழ இருக்குமா?" அப்படின்ட்டு, கீழ 2 பாக்கெட்டும் பார்க்குறேன் ஃபோன காணோம்! எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, எனக்கு. "எங்கடா ஃபோன வச்சோம்? நம்ம பேக்லேயும் வைக்கலையே எங்க வச்சோம்? எங்க வச்சோம்?" எங்க வச்சோம்னு, நானு யோசிச்சுகிட்டே இருக்கேன். யோசிச்சு பார்த்துட்டு, பக்கத்தில வந்து எனக்கு பக்கத்தில வந்து ஒரு ஒரு இந்த போலீஸ்ல வந்து கான்ஸ்டபிள்ன்னு சொல்லுவாங்க, பாத்தீங்களா. அந்த மாரி ஒருத்தர் வந்து பேருந்தில பயணம் பண்ணிட்டு இருந்தாரு. அவருட்ட இது மாரி, "என்னோட ஃபோன காணோங்க. என் நம்பர்ருக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ண முடியுமா?" அப்படின்னு நான் கேட்டேன். "சரி, நம்பர சொல்லுங்க" அப்டின்னு நம்பர பண்னாரு பாருங்க. பர்ஸ்ட் ரிங் போச்சுங்க.
செரிங்க. ஆ. டிப்பா, கண்டிப்பா. ம். அய்யய்யோ! ஆ. செரிங்க.
ஒரு ரிங்கு போகும். நானும் பக்கத்தில ஏதாது இருக்கானு பா ஒரே ரிங்ல போன் கட் ஆகிடுச்சு. திருப்பி அடிச்சாரு, போன் ஸ்விட்ச் ஆஃங்க.
ஓ! ப்ப எடுத்துட்டாங்க யாரோ?
ஆமாங்க. எனக்கு அப்டியே ஒரு மாரி எனக்கு ஒண்ணுமே அ அப்டியே இரத்த ஓட்டமே அதாவது, இதய துடிப்பே நின்ன மாரி ஆகிருச்சு. அந்த நேரத்துல. ஏன்னா என்
ஆமாங்க, நெறைய முக்கியமான விஷயங்கள் அதுல இருக்கும். வேலை சம்மந்தப்பட்டவை, எல்லாமே இருக்கும், இல்லைங்களா?
எல்லாமே அதுல தாங்க இருக்கு. என்னோட வேலை சம்மந்தமான வந்து, நெறையா அந்த ஃபைல்ன்னு சொல்லக்கூடிய, நெறைய விஷயங்கள் அதுல இருக்கு. அது இல்லாம எனக்கு வந்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் பண்ணக்கூடிய நம்பர்கள்லாம் வந்து அதுல தான் இருக்கு. எனக்கு அது மனப்பாடமா எந்த நம்பருமே தெரியாது. எங்க வீட்ல இருக்குறவங்க நம்பர் கூட எனக்கு தெரியாது. இப்போ நான் யாருக்காவது, நான் வந்து என்னோட தகவல தெரிவிக்கணும்னா கூட, எனக்கு எந்த ஒரு இதுவும் கெடையாது. நான் அப்போ வந்து அவர்ட்ட வந்து 2, 3 தடவ அந்த போலீஸ்காரரு போன் பண்ணி பார்த்துட்டு, ஆமா, நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ அந்த கண்டக்டரு, அந்த பஸ் டிக்கெட் குடுக்கக்கூடிய அவருட்ட வந்து, "இது மாரி இது மாரி போன காணாங்க, அடிச்சுட்டாங்க." அப்டின்னதும். அவரு ஒரு விஷயம் என்ட்ட சொன்னாரு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சிங்க. என்ன சொன்னாருன்னா, "ஆ இந்த எடத்துல மட்டும், இங்கே இருந்து நீங்க பஸ் ஏருற இந்த எடத்துல மட்டும், ஒரு நாளைக்கு 200 செல்போன்கள வந்து ஆ திருடுறாங்க."
ஆ. ஆ, சொல்லுங்க. ஆஹா! ஐயயோ!
தினசரி தினசரி 200 ஃபோன்கள வந்து திருடுறாங்க. இது தினசரி நிகழ்வா இருக்குன்னு சர்வசாதாரணமா சொல்றாருங்க அவரு.
ம் இப்போ, வந்துட்டு ஒரு சர்வ சாதாரணமா எப்போதும் நடந்து கொண்டே தான் இருக்கு. அந்த எடங்கள்லயே. லிப்போ
ஆ, ஆமாங்க. இ அந்த இடங்கள்ல நம்ம தாங்க அ எனக்கு என்ன பண்றது? என்ன வந்து, இப்போ எல்லாம் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுங்க போயிட்டு. ஃபோன் என்ன விலை? என்னதுன்னு கேக்கும்போது "நான் இப்பதாங்க வாங்கி ஒரு 20 நாள் தாங்க ஆகுது. புது ஃபோனுங்க. இந்த ஃபோனோட மதிப்பு ரூ.20,000ங்க" அப்டீன்னு சொல்லி எனக்கு எனக்கு அதிலேந்து வெளியில வரவே முடியல. எனக்கு எங்க போறது? என்ன பண்றது? எனக்கு ஒரு அப்டீயே கண்ண கட்டி காட்டுல வுட்டா எப்டி இருக்கும், அந்த மாரி நியோ நினைவுதான் அப்ப. அடுத்து, எ அடுத்து என்ன பண்ண போறோம்? ஃபோன் தொலைஞ்ச அந்த சோகமும் இருக்கு. அடுத்து நம்ம வந்து இப்போ நம்ம எப்டி கோயம்ப இந்த இந்த எனக்கு ஃபோன் தொலைஞ்சுருச்சுன்னு வந்து எங்க வீட்டிலயும் சொல்றதுக்கான எனக்கு ஃபோன் நம்பரும் எனக்கு ஞாபகம் இல்ல. அதேமாரி என்னோட கம்பெனில வந்து என்னோட உயர் அதிகாரிகள்ட்ட சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பும் எனக்கு இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியாம நான் வந்து அந்தப் அந்த பேருந்துலயே இறங்காம கோயம்பேடு போய்ட்டு, கோயம்பேடுல இருக்கக்கூடிய ஒரு ப போலீஸ் ஸ்டேஷன், அங்க முன்னாடியே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட். அங்க போய்ட்டு நான் வந்து இந்த மாரி ப போய்ட்டு இது மாரி. ம்.
கண்டிப்பா. கஷ்டமான சொல்ங்க. ஆ. செரி. ஒரே விஷயம் தான் ஒரே ஒரு விஷயம். அ அந்த மேரி சமயத்துல யாராவது முன் வந்து உங்களுக்கு வந்துட்டு யாராவது உ உதவுனாங்களா? அந்த தேவைக்கு ஏற்ற மேரி. நம்ம அந்த மேரி நேரங்கள்ல ரொம்ப கஷ்டத்தோடு ரொம்ப மன உளைச்சல்ல வந்துட்டு ஆளாயிருப்போம். அப்ப யாராவது முன் வந்து உங்கள பாத்து உங்கள்ட்ட கேட்டு இங்க யாராவது வந்துட்டு உங்களுக்கு உதவிகரமா இருந்தாங்களா?
அதாவது என்ன ஆச்சு? ஏதுங்கிறதுமாரி தான் கேட்டாங்களே ஒழிய, அடுத்த கட்டமா வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷ்ன் வந்து நீங்க வந்து மொத போய் கம்ப்ளைண்ட் குடுங்க அப்பிடிங்கிற மாரி சொன்னாங்க. அ அப்ப சரி அவுங்க சொல்லவும், சரி நம்மளும் சரி கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஆனா, வந்து அதுக்கு வந்து அந்த ஃபோனோட வந்து ஐ-எம்-இ-ஐ நம்பர் லாம் சொல்லுவாங்க. இந்த பில் ஃபோன் வாங்கினதுக்கான அந்த ஐ-எம்-இ-ஐ நம்பர் இருந்தா தான், கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க அப்பிடிங்கவும், என்கிட்ட வந்து அந்த இது பில் எல்லாம் வந்து அப்போதைக்கு என்ட்ட இல்ல. ஏன்னா ஃபோன் நம்ம வந்து என்ன ஃபோன் பில் எல்லாமாவா கையிலேயேவா நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம்?
ஆ செரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா.
அப்பிடி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நாம் கேட்டு பார்ப்போம் அப்பிடின்னு போலீஸ் ஸ்டேஷ்ன்க்குள்ள போயிட்டு இந்தமாரி வந்து நான் கேக்கவும், அவுங்க என்ன சொல்ட்டாங்க, "எங்கப்பா காணா போச்சுன்னாங்க?" இந்தமாரி, "சென்ட்ரல் ல பஸ் ஏறும் போதுங்க" அப்பிடின்னு சொன்ன உடனே, அவுங்க, "அது எங்களோட வந்து க சர்க்கிள்ல வராது தம்பி. நீங்க என்ன பண்றீங்க" அப்பிடின்ட்டு, "அங்க அ சென்ட்ரல்க்கு பக்கத்துல இருக்க ஒரு ஸ்டேஷன் க்கு போங்க" அப்பிடிங்கிறமாரி சொன்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்ருச்சு. என்னடா! நம்மளே ஒடு ஒடஞ்சு போய் நிக்கிறோம். நம்ம ஒரு உதவி வந்து கேட்டு வந்து ஒரு புகார் அளிக்கலான்னு வந்தா, இவுங்க இந்தமாரி வந்து அங்கே எங்களோட இதுக்குள்ள எல்லைக்குள்ள வரல, அங்க போங்க அப்பிடின்னு சொன்னவுடன எனக்கு ரொம்ப விரக்தி ஆயிருச்சுங்க.
ம். கண்டிப்பா. கஷ்டங்கள் தான் வந்துட்டு உருவாக்குறாங்க எல்லாருமே இல்லைங்களா?
ஆமா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் நான் வந்து மனச கொஞ்சம் ஓரளவு தைரியத்த வரவளைச்சுக்கிட்டு என்னால அதுலருந்து வெளியில் வரவே முடியல. சரி, ஆனா நம்ம வந்து இன்னக்கி நைட்டுக்குள்ள நம்ம வந்து போகணும். நமக்கு நாளைக்கான வேலை இருக்கே அப்பிடிங்கிறதுனால, எனக்கு இங்கே, இங்கேயே அலஞ்சுகிட்டு இருக்கிறது நமக்கு இப்போதைக்கு முக்கியம் நம்ம ஃபோன் இல்லங்கிறத மொத தெரியப்படுத்தணும். அப்பதான் இல்லன்னா கம்பெனியிலருந்து ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க, வீட்லருந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்லேயே இருந்தா அவுங்க ஏதாவது ஒரு பதற்றம் ஆவாங்க. இப்ப இதுக்கு நம்ம முக்கியமான தேவ நம்ம இப்ப வந்து கெளம்பி ஊருக்கு போறது தான் ஒரு முடிவு. அப்பிடின்ட்டு புகார் குடுக்கவே இல்லங்க. ஏன்னா எங்கிட்ட இ-எம்-ஐ நம் அந்த ஐ-எம்-இ-ஐ நம்பர் என்கிட்ட இல்ல.
கண்டிப்பா. கண்டிப்பா. இப்போ அந்த மாதிரி நேரங்கள்ல உங்க தொலைபேசியில வந்துட்டு, கண்டிப்பா வந்துட்டு முக்கியமான ஒரு பணமாற்று ப பணமாற்றம் செய்வதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா வச்சிருப்பீங்க. இல்லாம இருக்காது, இன்றைய காலகட்டத்துல. அந்த மாதிரி விஷயங்கள வந்துட்டு, கொஞ்சம் ஆஃப்லைன்ல அ அதாவது எப்டி சொல்லணும்னா, தடுத்து நிறுத்துற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு செய்வாங்க. ஆ பிளாக் பண்ணி வைக்கிற மாதிரி. அந்த விஷயம் இப்போதைக்கு வந்துட்டு செயலியில இயங்கக்கூடாது. அதுக்கு அப்புறமா தான் இயங்கணும். நான் வந்துட்டு திரும்பி வந்துட்டு உபயோகிக்கிறப்ப அப்டின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு செய்வாங்க. அந்த மாதிரி ஏதாவது அதுக்கப்புறம் முடிவு எடுத்து பண்ணீங்களா? அது ஞாபகம் வந்து.
அப்டிங்கிற ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஆனா, எனக்கு அப்போ இருந்த மனநிலையில, இதெல்லாம் யோசிக்கிறதுக்கே எனக்கு தோணல. ஆனா, நான் வந்து அன்னைக்கி வந்து மதியமே வந்து, நான் கோயம்புத்தூருக்கு பஸ் ஏறிட்டேங்க. ஏறி அன்று இரவே வந்து நான் வந்து கோயம்புத்தூர் போயிட்டேன். போயிட்டு என்னோட ரூம் இருந்துச்சு. என்னோட ரூம்ல போயிட்டு என்னோட நண்பர்கள் ஃபோன வாங்கி அது மூலியமா நான் வந்து மொத எடுத்தோனே வீட்டுக்கு தகவல் தெரிவிச்சேன். இந்த மாதிரி என்னோட ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு, அ-அதனால தான் வந்து என்னால எதுவும் ஃபோன் பண்ண முடியல அப்டிங்ற தகவல மொதல் அவங்களுக்கு தெரிவிச்சேன். ரெண்டாவது என்னோட உயர் அதிகாரிக்கும் நான் கூப்ட்டு இந்த மாரி, "இது மாதிரி ஆயிடுச்சுங்க. என்னால வந்து யாரையுமே தொடர்பு கொள்ள முடியல, என்ன முக்கியமா எனக்கு யாரோட நம்பரும், என்னோட நினைவுல இல்ல. யாருக்குமே ஃபோன் பண்ண முடியாம ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிட்டேன்" அப்டிங்ற மாதிரி அவுங்களுக்கும் அந்த சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், அந்த ஃபோன்லேருந்து, அந்த நான் வ வச்சிருக்கக்கூடிய அந்த சிம் கார்ட் நம்பரோட அந்த தொலைத்தொடர்பு நிறுவனத்துக்கு த நம்ம அந்த சேவைய அளிப்பாங்கல்ல.
கண்டிப்பா. செரிங்க. ஆமா. ஆமாங்க.
கஸ்டமர் கேர்ன்னு சொல்லுவாங்கல்ல. அவுங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி, இது மாரி என்னோட வந்து ஃபோன் தொலைஞ்சிடுச்சு என் SIMஅ லாக் பண்ணி வைங்கங்குற மாரி அந்த தகவல சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த ATM கார்ட பிளாக் பண்றதுன்னு ஒரு இது இருக்குங்க. அதுல போய் ஆ அந்த இதுக்கு வந்து அந்த ஃபோன் பண்ணி, அந்த குறிப்பிட்ட அந்த வங்கிக்கான ஒரு இதுல போய்ட்டு, அந்த ஒரு இதுல போய்ட்டு, அந்த இதையும், முக்கியமா இந்த 2 விஷயத்தையும் நான் அப்போ பண்ணேங்க. ஆனா, என்னாதான் இருந்தாலும் என்னால அந்த அந்த இத மறக்கவே இப்ப வரைக்கும் என்னால மறக்க முடியலங்க. ஏனா ஆசை ஆசையா முதல் மா அந்த அந்த வேலையில நான் சேந்தவொன்னே, வாங்குன முதல் ஃபோன் அது. ரொம்ப ஆசையா வாங்குனேன். ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குன அந்த ஃபோனு. அது ஒரு ஒரு 15 நாள்ல வந்து அது ஆ திருட்டு போகும்போது, அந்த மனநிலை, ரொம்ப என உடைஞ்சு போயிட்டேன் நானு.
ஆமாம். ஆமா, கண்டிப் ஆமா. வந்துருச்சு வா. கண்டிப்பா.
அதனால என்னால தாங்கிக்கவே முடியல. அது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 மாசம் அது வந்து என்னைய வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு. ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஃபோன வாங்குனோம்? அந்த ரூ.20000 பணம் சம்பாதிக்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம்? ஆனா உச் ஒரு கொஞ்சம் நேரத்துல வந்து இப்டி பண்ணீருச்சே! ஆனா அந்த எடத்துல எனக்கு வந்து, ஒரு அனுபவத்த கத்துக் குடுத்தது. எப்போ வந்து டிராவல் போனாலும்
ம். அனுபவத்துலருந்து அந்த அனுபவத்துலருந்து அடுத்த வாட்டி, இந்த மாரி விஷயங்கள் நடக்காம இருக்குறதுக்கு, பல விஷயங்கள த சிந்திச்சு வச்சுருப்பீங்க. என்னென்ன மாரி விஷயம்?
கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. எப் எப்போ நான் பேருந் எப்போ பேருந்துல நான் போனாலும் சரி, இல்ல ஒரு ர ரயி அ ரயில்ல போனாலும் சரி. மேல் பாக்கெட்ல ஃபோன வக்கிறதே கெடையாதுங்க. எப்பொழுதுமே கீழ்ப் பாக்கெட்ல தான் நான் வைக்கிறது. எப் அந்த ஒரு ப
கண்டிப்பா. ஏனா, அது மிகப்பெரிய அனுபவம் இல்லைங்களா?
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதாவது, நம்ம வந்து ஈஸியா எடுத்து பேசுறதுக்காக மே மேல வந்து ஏன்னா இப்போ உக்காந்துருக்கும்போது நம்ம பஸ்ல கூட, கீழ் பாக்கெட்ல இருந்தா எடுக்க செரமப்படுவோம் ஃபோன. மேல் பாக்கெட்னா ஈஸியா எடுப்போம். ஆனா அதுவே திருடுறவங்களுக்கும் அதுதான் ஈஸி மேல <chuckles> இருக்கவங்க டக்குனு எடுத்துட்டு போயிருவாங்க. அப்டிங்கறப்ப
ஆமாங்க, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அனுபவத்த எனக்கு கத்துக் குடுத்துட்டுச்சுங்க. அதுலருந்து நான் வந்து ரொம்ப உஷாரா எப்பொழுமே யாரா இருந்தாலும், எங்க போனாலும் நான் செரிங்க. தெரியாத ஒரு எடத்துக்கு போறன்னா, கண்டிப்பா நான் பாக்கெட்ல கீழ் பாக்கெட்ல வச்சுட்டுதான் போன போறது.
கண்டிப்பாங்க. ரொம்பவுமே வந்துட்டு
ஏன்னா உ பெரிய அனுபவத்த குடுத்
ரொம்பவுமே வந்துட்டு அழகா வந்துட்டு சொன்னீங்க, உங்க கருத்த. ஒரு தொலைபேசி வந்ட்டு காணாம போனா வந்துட்டு எந்தெந்த மேரி விஷயங்கள் நம்ம மனதுக்கு வலிகள ஏற்படுத்தும். அதுலேருந்து என்னன்ன விஷயங்கள் நம்ம வந்துட்டு பாடங்களா கற்றுக் கொள்கிறோம். அ என்னன்ன அனுபவங்கள் வந்துட்டு நம்மளுக்கு தெரியப்படுத்துது, அதுலருந்து அடுத்த விஷயங்கள எப்டி நம்ம ச செய்யலாம். ஏதத செய்யக்கூடாதுனுட்டு, ரொம்ப ஒரு வாழ்க்கை தருணத்துல உள்ள விஷயங்கள வந்துட்டு, ரொம்ப தெளிவா கருத்தோட என்கிட்ட வந்துட்டு பகிர்ந்து கொண்டீங்க. உங்களோட பேசுனதுல மிக்க மகிழ்ச்சிங்க. மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி.
நன்றிங்க.